கண்ணாமூச்சி விளையாடும் போது, அ என்ன பண்ணோம் அப்டின்னா, அ ஒரு சில சத்தம் போடணும் இல்லையா? "நாங்க இங்க தான் இருக்கோம்" அப்டின்னு சொல்லி, அப்ப வந்து பாட்டு எல்லாம் பாடுவோம்.
ஆமாங்க கரெக்ட்டு. ம்.
அ பாட்டெல்லாம் வந்து, அ பாடும்போது வந்து, ஆ ஸ் ரொம்ப சில நேரத்துல வந்து கேட்காது, அவங்க எங்க இருக்காங்கன்னு. அப்ப ஏதாவது ஒரு பொருள வந்து தூக்கி போடுவோம் நாங்க. அப்போ ஒரு தடவ என்ன பண்ணேங்க, கல்ல தூக்கி போட்டேங்க. அப்போ ஒரு பாட்டி மேல விழுந்துருச்சு ஆமாங்க.
சரிங்க. அவங்க மேலயே விழுந்துருச்சா? அத நீங்க அவர் மேல இருக்குற கோபத்துல பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இல்லைங்க, ஒரு பாட்டி மேல விழுந்துருச்சுங்க. அதுக்கு அப்பறமா வந்து ஆமாங்க. அதுக்கு அப்பறம் அங்க ஒளிஞ்சவ தான், நான் சாயந்தரம் வரைக்கும் வரவேயில்லங்க. யாராவது வந்து கூப்டுவாங்கன்னு சொல்லி இல்ல அந்த பாட்டிக்கு எதுவும் ஆகல. அது வந்து ஒரு சின்ன கல்லு தாங்க. ஒரு டைல்ஸ் கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கல்லு. நான் வந்து மொட்ட மாடியிலேயே வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். மேலேயே வந்து ஒரு ஏசி வென்ட் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து ஒளிஞ்சுகிட்டேங்க. அந்த பாட்டி வந்து எதுவுமே சொல்லல.
ஓ! பாட்டி மேலயா? ஐயோ! அந்த பாட்டிக்கு என்ன ஆச்சு? ஓ! ஓகே. ஓகே. ம். சரிங்க. ம்.
அ அவங்க வந்து பப் அ எ கத்துனாங்க. "யார் இத அடிச்சது? யாரு?" தேடிட்டே இருந்தாங்க. "இங்க யாராவது பாத்தீங்களான்னு?" ஒரு 2,3 தடவ கேட்டாங்க. எனக்கு பயம். நம்ம எழுந்து வந்தா நம்மள கண்டுபிடிச்சுடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் அங்கேயே உக்காந்துட்டேங்க நானு. அவங்க என் கூட விளையாட்னவங்கல்லாம் சாப்ட போய்டாங்க. நான் அதுக்கு அப்பறம் 4 மணிக்கு பொறுமையா வறேன். அ "எங்க என்ன கண்டுபிடிச்சுடுவாங்களோ?" அப்டின்னு சொல்லி இல்ல எங்க வீட்ல தேடவே மாட்டாங்க. நான் வெளிய போனா வந்து, "சாயந்தரம் மேல தான் வரும்." அப்டின்னே நினைச்சுப்பாங்க.
ஓகே. சரிங்க. அ. <laughs> சரிங்க. ஓ! உங்க வீட்ல தேடலீங்களா? <laughs>